ஆ இப்ப உங்க ஊர்ல இருக்கிறவங்கள்ல யாராச்சு அ 'பாட்டி சமையல்' அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சு ஒரு விஷயம் இருக்கா? லைக் அவுங்க ஃபேமஸா இருப்பாங்களா? உங்க பாட்டிக்கு இந்த சமையல் தெரிஞ்சதுனால, ஊர்ல?
ஆ இருப்பாங்க இருப்பாங்க சொல்லுவாங்க. எங்க பாட்டி பேர நான் சொல்ல விரும்பல. ஆனா அவங்கள சொல்லுவாங்க. இந்த மாரி, "அந்த ஆத்துல போனா, அவங்க ம் பாட்டி நல்லா சமைப்பாங்க" அப்படின்னு. இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க,"பரவால்லயே அந்த பாட்டியோட பேத்தியும் இப்ப நல்லா சமைக்கிறா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, யாருக்காவது மாப்பிளை பார்க்க வராங்க எனக்கு பொண்ணு பார்க்க வ வரப்போ மாப்பிள வீட்லேருந்து வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க எங்க பாட்டி, "என் பேத்தியா நல்லா சமைப்பா தம்பி. நீ கவலையே படத் தேவையில்லை." அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போதெல்லாம் எனக்கு வந்து நான் நிறைய விஷயம் எனக்கு குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். சின்ன வயசுலருந்தே. ஸோ நான் வந்து ஒரு பேக் அ நான் வந்து நிறையா பேக்லாம் பண்ணுவேன். கேக்கலாம் பேக் பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ நான் வந்து இத நிறையா கத்துக்கிட்டேன்.
ஆ, அது பரவால்ல. அம்மா! <laughs> ஆமா. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, அ இப்ப இந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலகட்டத்துல, ஒரு பாட்டியோட அந்த லெகசி இப்ப பாட்டி கண்டிப்பா அவங்களோட பாட்டியோ, இல்ல அம்மாவோ அந்த மாரி இல்லையா, டேயிருந்து கத்துக்கிட்ட அந்த செயல் சமையல் செ செய்முறை தான இப்ப இது. அது அந்த அந்த லெகசி வந்து நீங்க கேரி ஆன் பண்றீங்க, அதுலா ரொம்ப ரொம்ப அ அழகான விஷயம், இல்லையா? இப்ப இப்ப நாளைக்கே நாளைக்கே அடுத்த ஜெனரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதே தான் நீங்க குடுக்க போறீங்க. நம்ம எவ்ளோ வெளில இருந்து ஆர்டர் பண்றோமோ, சாப்பிடுறோமா எல்லாம் இருந்தாலும் ஒ ஒரு ஒரு ஒரு லெவலுக்கு மேல நம்மளு நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஃபுட் அப்படின்கிறது வரும்போது நம்மளோட இந்த இது தான். இப்ப நம்ம பாரம்பரியமான நம்ம என்னமோ சாப்பிடுறமோ நம்ம நம்ம குடும்பத்தில என்ன சாப்பிடுறமோ அதுக்கு நம்ம வந்துருவோம். திரும்பி வந்துருவோம். இப்ப அப்படி வரும்போது நீங்க இந்த லெகசி கன்டின்யூ பண்றது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அ இந்த லெகசி கன்டின்யூ பண்ணணும் அப்படிதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த பாட்டியோட சமையல் வந்து அவங்க வந்து கத்துக்கணும், அவங்க அத அடுத்த அவங்களோட அடுத்த ஜெனரேஷன்னுக்கு அத கேரி ஆன் பண்ணனும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதனால. அ ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்க சமைக்கணும். உங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா சந்தோஷமா நீங்க இதை எல்லாம் பண்ணிக் கொடுக்கனும்.
ம். ம். கண்டிப்பா. ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு ம் கரெக்ட். ம். ம். ம். ம். ஆமாங் கண்டிப்பா தோழி. ஓகே ப்ரெண்டு நன்றி தோழி. மிக்க நன்றி தோழி.

ஓ! நீங்க
வரும்போது ப அ அடுத்து பேன்ல பாத்து அ நல்லா விசில் வச்சுரணும், அடுத்து பேன்ல பாத்தீங்கன்னா, <inhales> அ நல்ல நெய் வந்து ஒரு நாளு கரண்டி நெய் நல்லா விட்டு, அதுல முந்திரி பருப்பு, <inhales> அதுல முந்திரி பருப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலயே பாத்தீங்கன்னா கருவேப்பில, பெருங்காயத்தூளு, மிளகு, <inhales> சீரகம் இருக்குல்ல, சீரகம், இஞ்சி குட்டி, குட்டியா நறுக்குன இஞ்சி வந்து ஒரு சின்ன ஒரு-ஒரு-ஒரு துண்டு இஞ்சி சரிங்களா? இதெல்லாம் நல்லா போட்டு, நல்லா அதிலயே வதக்கிட்டு இத நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும், அவ்ளதான். இந்த சாப்பாடு குக்கர தெறந்த உடனே இதெல்லாம் எடுத்து நல்லா கொட்டி நல்லா கிண்டும்போது இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லா நெய் விட்டு, <inhales> நல்லா எந்த அளவுக்கு நெய் விடுறோமோ நல்ல மிருதுவா வரும், பொங்கல் நல்லா கொழைவா.
ம். ம். எனக்கு அந்த மனம் வந்துட்ருக்கு. நீங்க சொல்ல சொல்ல, அந்த அ வாசன வருது எனக்கு.
வருதுங்களா! ஆ, அதெல்லாம், இதெல்லாம், இதெல்லாம் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் தாளித்த பண்ண கரண்டியிலயே <inhales> சாம்பாருக்கு தாளிச்சு விட்ருவாங்க பாட்டி. அப்டியே அதே எண்ணெயில <inhales> அப்போ அந்த சின்ன வெங்காயத்த மட்டும் போட்டு, சின்ன வெங்காயம், பச்ச மிளகா, கருவேப்பில, அந்த பெருங்காயத் தூள மட்டும் போட்டு தாளிச்சு ரெடி பண்ணிருவாங்க. <inhales> இன்னொரு குக்கர்ல வச்சு, அதுக்கு ஒண்ணுமே இல்லாம, <inhales> வெறும் துவரம்பருப்பு மட்டும், ஒரு கா ஒரு, ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு மட்டும் போட்டு, மஞ்ச தூள போட்டு, பாட்டி நல்லா வேக வச்சுட்டு, <inhales> இத எடுத்து அப்டியே தாளித்தத கொட்டிருவாங்க. கொட்டி நல்லா விசில் போட்டு ம் வச்சிடுவாங்க அவ்வளோ தான், ஒரு ரெண்டு விசில் வப்பாங்க, நல்லா சாம்பார் ரெடி ஆயிரும். <inhales> சுட, சுட சாப்புடும்போது, நல்லா அப்டியே அந்த கரண்டில, அந்த பொங்கல் அள்ளும்போது அப்டியே உருண்டையா லட்டு மாரி விழுகும்ங்க அப்டியே நழுவி விழுகும் விழுகும்போதே, மனம் அப்படி இருக்கும்! ல
ம். ஓஹோ! <chuckles> ம். ஆமா, ஆமா. இது நான், நான் அப்டியே நான் என்னையே, நான் சாப்டுற மாரி நான் பாத்துட்ருக்கேன். அப்டியே நான் என்னோட விரல் எல்லாம் அப்டியே
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா, ஏன்னா இந்த வெண்பொங்கல்ங்கறது வந்து, எல்லாரும் பெரிய கம்பு சுத்துகிறோம், அப்டி இப்டினு நெனைக்கிறாங்க, அப்டிலாம் இல்ல. <inhales> இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு உணவுதான் <gasps> அப்படிங்கறப்ப, இதெல்லாம் வந்து ஒரு சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு உணவு இது. சீக்கிரம்.
உண்மதான். ஆமா, ஆமா. நீங்க நீங்க வந்து வாரத்துல இவ்ள எத்தன வாட்டி இதெல்லாம் சாப்டுவீங்க? இல்ல மாசத்துலியா? எப்டி அது?
அ மாசத்துலலாம் இல்லங்க, கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் சேத்துபோம், அதிகபச்சம்ன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாரி. ஏன்னா நம்ப சேட்டர்டேய்ஸ் ல இந்த மாரிலாம் இருக்கறப்போ, சனிக்கிழமைலாம் இருக்கறப்போ, <inhales> கொஞ்சம் கல்லூரி வந்து எனக்கு லீ விடுமுறையா தான் இருக்கும் அப்டிங்கிறப்போ, கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிறோங்றப்போ, நான் ரூம்ல இருக்குறப்போ, நாங்க பிள்ளைங்கள் எதாவது சாப்டணுன்னு சொல்லும்போது, <inhales> டக்குனு இத வச்சு நாங்க சாப்ட்டுப்போம், என்ன மாரி ஒரு
ஆஹ! ம். ஆ. ம். சோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அது பண்ணும்போது அவங்கள நீங்க பாட்டிய பத்தி யோசிப்பீங்க இல்லையா?